அ இப்போ இதுவரைக்கும் கொசு வரல. இன்னும் கொசுத் தொல்ல தாங்க முடியலப்பா சொல்ற மாரியில்ல. <laughs> அப்போ, அந்த மாதிரி வந்து நமக்கு அ இந்த டப்பாவெல்லாம் வந்து நமக்கு வந்து பத்து, இந்த குழந்தைங்க வந்து சிலப்போ இந்த படிச்சுட்டு போன பாக்கி புக்கெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, நம்ம புக்கு பேப்பர் இதுக்கெல்லாம் இத்தனை கிலோவுக்கு இவ்வளோ, அப்படிங்கிற மாரி எடுத்துட்டுருந்தாங்க. ஆனா இப்பலாம் அவுங்க தேடிட்டு வரது என்னமோ வந்து உங்க கிட்ட லேப்டாப் இருக்குதா வேஸ்ட்டா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா வேஸ்ட்டான்னு <chuckles> கேட்டுட்டு தான் வராங்க ஸ்க்ராப்பில. ஆ இந்த புக்கெல்லாம் வந்து தேடி வந்து இந்த பழைய புக்கெல்லாம் வந்து நமக்கு போட்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல.
ஒ. <laughs> ஆ. ஆமா. ஓஹோ! ஆ. அய்யய்யோ! அ. அப்ப அதை என்ன பண்ணுவீங்க?
ஆ அ அப்ப அதையும் இந்த கூட்டத்தில போட்டு விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப பழைய புக்கு இந்த பழைய விஷயங்கள் தேவையானதை மாத்திரம் 1 2 நினைவுகள எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா வந்து "என் குழந்தை வந்து சின்ன வயசில வந்து மொதல மொதல ட்ராயிங் பண்ணா. இல்லைனா என் பையன் வந்து முதல முதல வந்து ரெக்கார்ட் எழுதுனாரு." அதெல்லாம் நான் பத்திரமா வச்சிருப்பேன். ஆனா <chuckles> ஆனா, வந்து தேவையில்லாதலாம் எப்டியாவது தேவையே இல்லாதது எப்போ பாத்தாலும் தேவையில்லாதது தானே, அத ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும்?
அடடா! ஆ. சரி. ம். பரவாயில்ல, ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இது தேவையில்லனு எப் எந்த நேரத்தில நீங்க முடிவு பண்ணீங்க? இது தேவையில்ல அப்டினு.
ஆ அப்போ அதெல்லாம் இருங்களேன். நீங்க சொல்றத கேட்கும்போது வடிவேலு சார் ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான்.
<laughs> <laughs> ஐய்யயோ, ஆ. <laughs>
<laughs> அ அது அது என்னன்னா வந்து இந்த தேவையில்லாததுன்னு எப்ப முடிவு பண்ணேன்னா அப்படியே நிறைஞ்சுகிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கும். நம்ம தலையே விழுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம்.
சரியா, சொன்னீங்க. ஆ.